ம், ம்.
சரி. அத வெளிக்காட்டிக்காம நம்ம வந்து கொஞ்சம் <laughs> அங்க இருந்தவங்ககிட்ட கொஞ்சம் உதவி எல்லாம் கேட்டு, அப்புறம்
ம். ஆ ஆனா வந்து உதவுனாங்களா? நீங்க இப்ப கேட்டீங்கல்ல ஒருத்தர்ட்ட கைபேசின்னு, அது வந்து இந்த கடை வச்சிருக்கவங்கள்ட்ட கேட்டீங்களா? இல்லன்னா போக்கு அங்க எதிர்ல வரவங்க அந்தமாரி ஆளுங்கக்கிட்ட கேட்டீங்களா? எனக்கு
ம். ஆமா. ஏன்னா, நான் வந்து ஒரு கடையில.
அத எப்பிடி நீங்க பேசுனீங்க? அதுவே ஒரு மொழி வேணுமே. எனக்கு கைபேசி குடுங்கன்னு சொல்றதே! ஒரு மொழில சொல்ல தான முடியும். அத காமிச்சு தா! தா! ன்னு கைய காமிக்க முடியாதே! <chuckles> அதுக்கு என்ன ஆ.
<laughs> ஆமா. <laughs> அதாவது அ இல்ல. மிக அருமையான ஒரு கேள்வி கேட்டீங்க. ஏன்னா, நான் வந்து என் நண்பர்களோட வந்து நம்ம வாங்குனோம். நண்பர்கள்லாம் வந்து போயிட்டு இருக்கிறாங்க. நான் மட்டும் நிறைய பொருள் வாங்குனதால, திரும்பி, திரும்பி பார்க்கும்போது அவுங்களே கேட்டு கேட்க ஆரம்பிச்சாங்க. என்ன ஆச்சுன்ற மாதிரி அ ஒரு புரிதல் இருந்தது. அப்போ!
ஆ. ஆ. ஆ. ம். ம். ஆ நீங்க சுத்து முத்து முழிச்சிருக்கீங்க பார்த்து!
<laughs> அதாவது இது குறுகுருன்னு பார்ப்பாங்க இல்லயா! <laughs> அந்த மாதிரி. அ முழிச்சிருந்ததால அப்ப பார்த்து அவுங்க அப்பிடின்னும்போது அதுக்கப்பறமா நான் வந்து எதாவது அந்த கையிலேயே காட்னேன் அ அந்த அ அலைபேசி கொஞ்சம் குடுங்கன்ற மாதிரி.
அ ஆ. ஆ. ஆ. ஓ! சைகை பாஷ தான் கடைசில உதவி இருக்கு.
ஆமா. நிச்சயமா, நிச்சயமா.
ஆ. பரவால்ல. ஆனா, ஒரு வழியா கண்டுபிடிச்சிட்டீங்க உங்க நண்பர்கள. இதே வந்து நீங்க ஒரு குழந்த நேரத்துல குழந்தையா இருக்கும்போது காணாம போனா என்ன ஆகுறது? இல்ல அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, கு சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் இப்ப வந்து இந்த கைபேசி எண்ண வந்து மனப்பாடம் பண்ணி வைக்கிறாங்க. ஏன்னா, எங்கேயாவது காணாம போனாலும் பக்கத்தில யாருக்கிட்டயாவது கேட்டு அந்த எண்ல க தொடர்பு கொள்ளலாம்ல.
ஆமாமா. கண்டிப்பா. ம். ஆமாமாமா. கரெக்ட் கரெக்ட்டா சொன்னீங்க. ஏன்னா, சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து இது முக்கியமான விஷயமாவும் இருக்குது. அவுங்களுக்கு வந்து இப்போ இருக்கிற சூழ்நிலையில இதெல்லாம் முக்கியமா நம்ம வந்து கத்துக் குடுக்க வேண்டிய தேவைகளும் இருக்குது. அப்பிடிதான்.
ஆ. ஆமா. ம். ஆ. உங்களுடைய இந்த இந்தோனேஷியா பயணத்தில நீங்க எப்பிடி மொழி தெரியாம தவிச்சிங்க? எப்பிடி வந்து சைகை பாஷையில வந்து வெளில வந்தீங்க? அதுலேருந்து, அப்பிடிங்கிறத மிக அழகா சொன்னீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இத கேட்டது. உங்களுடன் பேசியதற்கு மிக்க மகிழ்ச்சி.
ம். ம்.